இன்னொன்னு வந்து பாத்தீங்கனா, எங்க அக்காங்க. எங்க அக்கா வந்து பாத்தீங்கனா ரொம்ப எளிமையான ஒரு வாழ்க்கை எங்க அக்கா. இந்த ஆடம்பரத்த ஆடம்பரமான ஒரு வாழ்க்கைய விரும்பாத ஒரு பெண் அவள். ஏன்னா எங்க அக்கா நான் அடிக்கடி பாத்து நான் ரொம்ப வியந்து போவேன் நானு. எப்டி இந்த மாரி ஒரு ஆடம்பரம் இல்லாத ஒரு வாழ்க்கை உன்னால வாழ முடியுது அப்டின்ட்டு. எல்லா வகையிலேயுமே ரொம்ப சிம்பிளா இருப்பாங்க அவ
அப்டியா? அதாவது, நீங்க சொல்றது வந்து ஆடம்பரத்துக்கான வாய்ப்புகல்லாம் இருந்தும், அத பெருசா கண்டுக்காம வாழக்கூடியவங்களா? அது பெரிய விஷயம் தான். இன்னிக்கு காலகட்டத்துல, எதுமே இல்லனாகூட வெளிய வந்து வெளி தோற்றத்துக்காக நம்ம ஆடம்பரத்த காமிக்கணும். 4 பேர் மத்தியில நம்ம வந்து ஒரு மாதிரி இருக்கணுங்கற மாரி வாழ்றவங்க அதிகமா இருக்காங்க. அந்த மாரி ஒரு சூழல்ல, ஆடம்பரம் இல்லாம வாழ்றது அப்டிங்கறது எல்லாமே இருந்தும் அத வந்து பெருசா பொருட்படுத்திக்காம வாழ்றதிங்கறது உண்மையிலே பாராட்டுக்குரியது.
ஆமாங்க. கண்டிப்பா அது கண்டிப்பாங்க. அ அப்பறம் அ எந்த ஒரு சூழ்நிலைலுங்க, அதாவது அவளுக்கு ஒரு ஒரு பிரச்சன ஒண்ணு வந்துருச்சு அப்டின்னா, அத வெளியில காமிச்சுக்க மாட்டா. அத அவளுக்குள்ளேயே வச்சு அத சரி செஞ்சுப்பா. ஏன் அப்டின்னா, "இத நான் அடுத்தவங்கள்ட்ட சொல்லி என்ன ஆக போகுது?" இப்ப அப்பா அம்மாகிட்டயே என்னோட பிரச்சனைய சொல்றேன் அப்டின்னா, அப்பா அம்மா எனக்கு ஆலோசனை தான் சொல்லுவாங்களே தரு அ சொல்லுவாங்களே தவிர தீர்வு சொல்ல மாட்டாங்க. இல்லைங்களா, தீர்வுன்றது நான் தான் எடுக்க வேண்டிய, அந்த முடிவுன்றது நான் தான் எடுக்கணும். அவுங்க எனக்கு ஆலோசனை வேணா சொல்லுவாங்க. ஆமா.
நிச்சயமா. அழகான புரிதலோட இருந்துருக்காங்க. நல்ல புரிதலும் இருக்கும் போல இருக்கு. ம்.
அந்த மாரி எங்க அக்கா வந்து பாத்தீங்கனா, எனக்கு நெறையா விஷயத்துலங்க பொது அ இப்ப சொல்லப்போனா, எனக்கு ஒரு நல்ல ஒரு வேலைவாய்ப்பு ஒண்ணு கெடச்சிது. தனியார் நிறுவனத்துல வந்துட்டு, ஒரு தலைமை பொறுப்பு எனக்கு கெடச்சிது. அந்த தலைமை பொறுப்பை வந்து நானு வேற ஒரு மான் மாநிலத்துல கெடச்சிது. நான் கிட்டத்தட்ட நானு ஓ 1000 தடவை நான் யோசிச்சுட்டு தான் நானு அந்த பதவி ஏற்க ஏ ஏத்துக்கிட்டு வந்து வேலை சேயும் போது தொட்ட. ஆமா.
அப்டியா! சரிங்க. ஏன்னா, "மாநிலம் விட்டு மாநிலம் போறோம், இந்த முடிவ எடுத்துக்கலாமா, வேண்டாமா?" அப்டிங்கற மாரி ஒரு குழப்பம் இருந்திருக்கும் உங்களுக்கு. அ.
கண்டிப்பாங்க. ஆனா என்ன அழகா கைட் பண்ணது யாருன்னா, எங்க அக்கா தான். இல்ல அந்த குழப்பத்தவந்து என்னைய வெளியில கொண்டு வந்தது.
அருமைங்க! அரும, அரும. அந்த மாரி ஒரு குழப்பமான நிலையில நம்ம இருக்கிற பொழுது, ஒரு வழிகாட்டிங்கறவங்க இருக்கணும். சரியான வழிகாட்டியா இருக்கணும். அவங்க நம்ம நம்மள வந்து சரியான முறையில வழிகாட்டணும். அவங்க ஏதோ வழிகாட்றேன்ற பேர்ல இருக்குற குழப்பத்த அதிகமாக்கிட்டும் போய்றக்கூடாது. <chuckles> அ.
ஆமாங்க, ஆமா. இப்பல்லாம் பெரும்பாலும் நெறையா பேர் அப்டிதாங்க இருக்குறாங்க. ஆனா ஒரு வழிகாட்டி கண்டுபிடிக்குறது வந்து உ இப்பல்லாம் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு அரிதான ஒரு விஷயம்.
கண்டிப்பா. கண்டிப்பா.

கோவப்படலைங்க. ஆனா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது அவங்க நோட் பண்ணிட்டே இருந்துருக்காங்க, நாங்க ரொம்ப அமைதியா இருக்கிறத வச்சுட்டு. எதுவுமே இந்த பொண்ணு பேசாம இருக்குதே அப்படின்ட்டு அவங்க நோட் பண்ணிட்டே இருக்குறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பெல் அடிச்ச உடனே நான் வக விடுதிக்கு வந்துருவேன் நானு. அதே மாதிரி காலையில பள்ளிக்கு விடுதியை விட்டு வெளியில ரொம்ப லேட்டாது நான் தான் லேட்டா போவேனே. எங்க வார்டன் என்ன திட்டிட்டே இருப்பாங்க. நான் தான் லேட்டா போவேன் நானு. அப்போ ஒரு நாள் அவங்க என்ன கூப்பிட்டு அவங்க ரூ லேபுக்கு என்ன கூப்பிட்டு என்ன கேட்டாங்க "என்னதாம்மா உனக்கு பிரச்சனை? என்னதான் உனக்கு கஷ் கஷ்டம்?" ஆமாங்க, ஆமா. அ வகுப்பில 30 பொண்ணுங்க இருக்காங்க. 30 பொண்ணுங்கமே ப் அம் 29 பேர் ரொம்ப ஆக்டிவா, அதுவும் முதல் குரூப் நீ எடுத்துருக்கிற. என்னதான் உனக்கு பிரச்சனை? என்னன்னு தான் என்ட்ட சொல்லேம்மான்னோன்னே எனக்கு கண்ல பள பள பள பளனு தண்ணிங்க.
ம். ஓ! கேட்டே புட்டாங்க. அதுக்கு மேல அவுங்களால தாங்க முடியல. ஐயயோ! ஆ.
என்னால அழுகைய அடக்கவே முடியல. நான் எதுக்கு அழுவுறேன்னே எனக்கு தெரியல. அப்புறம் அவங்க கேட்குறாங்க "கண்ண மூடி யோசிச்சு சொல்லு. என்னாச்சு உனக்கு சொல்லுமான்ற மாதான்." அப்புறம் நான் சொல்றேன் எனக்கு இந்த விடுதியில வந்து தங்குறதுக்கு எனக்கு பிடிக்கல. கீழ வந்து அப்பலாம் பார்த்தீங்கன்னா, விடு எவ்வளோ ஒரு நல்ல விடுதியா இருந்தாலும் அ பெட்லாம் இருக்காதுங்க. கட்டில்ல பாய விரிச்சி போட்டு தான் படுக்குற மாதிரி இருக்கும். அந்த பாய் விரிச்சி போட்டு படுக்கறதல்லாம் எனக்கு ஒரு புதிய அனுபவமா இருந்துச்சு எனக்கு. இந்த மாதிரி அ "தனியா படுக்கிறது. பாய் விரிச்சி போட்டு படுக்கிறது. சாப்பாடுக்கு போய் லைன்ல நிக்கிறது. அப்புறமேலு ம் அ எல்லாரும் சாப்பிடம்போது பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க. எல்லாரும் கிளம்பி போயிர்றாங்க. நான் கடைசில தான் சாப்பிட்டு வரேன் நானு." இந்த மாதிரி நெறைய சொல்றேன் அவங்ககிட்ட நான்.
அப்பிடியா?
அப்பதான் அவங்க ச என்ன சொன்னாங்கன்னா, "எல்லா இடமும் நமக்கு ஏத்த மாதிரி இருக்கும்ன்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்புமா."
சரியா சொன்னாங்க. ம்.
"எந்த இடத்துக்கு நீ போனாலும் அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி நீ ஒன்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்." அதாவது இடம் நமக்காக மாறாது.
நாம தான் எடத்துக்காக மாத்திக்கணும். அருமையான கருத்து இல்லையா?
ஆனா இடத்துக்கா ஆமா. அப்படின்னு எனக்கு ஒண்ணு சொன்னாங்க எனக்கு. உண்மையாலுமே நாங்க என்னுடைய வாழ்க்கைலாம் அந்த வார்த்தையை நான் நெனச்சி நெனச்சி நான் பார்க்காத நாளே கிடையாது. ஏன் அப்படின்னா நான் எங்க அப்பா அம்மா வீட்ல வளரம்போது பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு வ் வசதி வாய்ப்போடு ஒரு ஒரு நல்ல ஒரு ஆனந்தமா திரிஞ்சிட்டு இருக்க ஒரு பறவையா, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைதான் நான் வாழ்ந்தேன். ஆனா எங்க வீட்டுக்காரோடைய வீடு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து விவசாய இந்த சார்ந்த ஒரு குடும்பம் அந்த குடும்பம். அவங்களுக்கு வந்து விவசாயம் வந்து மொ அம் ம முதல் வந் முதல் வந்து அவங்களுக்கு விவசாயம் தான் அவங்களுக்கு. விவசாயத்த விட்டுட்டு அவங்களால எந்த ஒரு வேலைக்குமே அவங்களுக்கு வந்து மனமே போகாதுனால எல்லாரும் படிச்சிருப்பாங்க நல்லா படிச்சிருப்பாங்க.
சரி, சரி. அப்படியா? அருமையான விஷயமாச்சே! அந்த மாதிரி இருக்கவங்க இன்னைக்கு குறைவு தான!
ஆமா, குறைவு. ஆனா இவங்க விவசாயத்த வந்து இன்னுமே பூர்வீகத்தில வந்து அவங்க என்னென்னலாம் பயிர் பண்ணாங்களோ இன்ன வரைக்குமே அதை விடாம பயிர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அந்த அம் வ வாழ்ற விதம் வந்து முற்றிலும் வந்து மாறுபட்டது. எங்க வாழ்க்கையே எங்க அப்பா வீட்ல நான் வாழ்ந்தது. அப்போ எனக்கு இந்த மிஸ்ஸு சொன்னது தான் ஞாபகத்துக்கு வருங்க. நமக்காக இடம் மாறாதும்மா! இடத்துகாக நம்மதான் நம்மள மாத்திகணும்னு சொன்னாங்க.
நல்ல, நல்ல. அரும! அரும! அருமையான விஷயம். அது வந்து எப்பவுமே வந்து எல்லா இடத்திலயுமே பொருந்தக்கூடியது. ஏதோ அவங்க வந்து பள்ளிக்காகவோ, விடுதிக்காகவோ சொல்லப்பட்டது அல்லன்னு நான் புரிஞ்சுக்கிறேன்.